கண்டிப்பாங்க. இது வந்து அனுபவம் எனக்கும் ஒரு விஷயம் இருக்கு. நானும் இப்படிதான் வந்து ஒரு இடத்துக்கு இடம் மாரி போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க வந்து எனக்கு ஒரு நண்பர்கள் வந்து கிடச்சாங்க. ஒரு குடும்பம் வந்து நண்பரா கெடச்சாங்க. அப்போ எனக்கு எல்லாமே புதுசு, அப்போ அந்த கடைகள்லாம் வந்து அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆனா வந்து அவங்க அந்த இடத்த விட்டு நம்ம இடம் பெயர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா, அதோட அவங்களோட நட்பு வந்து முறிஞ்ச மாரி ஆயிடுச்சு. நீங்க சொல்லம்போது எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. ஒரு இடத்துல வந்து நம்ம போறோம் அப்டின்னா, அவங்களோட நட்பு தொடரணும்னா ஒரு, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து வச்சுக்கணும் அப்டின்னு நினைக்கிறேன் இல்லையா?
இது ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. ஓஹோ! கண்டிப் ஆமாங்க. அது இதுல ஒரு, ஒரு யுக்தி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கெல்லாம் நீங்க தொலைபேசியில பேசுறப்போ, அ இல்ல நா நானே நெறையா பேசிருக்கேன். பேசுறப்போ, "என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு பேசி இப்ப தான் ஞாபகம் வருதா? என் பே என்னோட நம்பர்லாம்." அப்டின்னு சில பேர் கேட்பாங்க. அப்டின்னா, என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் நம் நம்மளோட நம்பர் அவங்க ஃபோன்ல இருக்கு. ஆனா, அவங்களும் பேசலன்னு அர்த்தம். நான் என்ன சொல்லுவேன், "சரிதான்டா, எனக்கும் நேரம் கெடைக்கல. ஆனா, உங்கிட்டயும் வந்து என்னுடைய நம்பர் இருக்கு. நீயும் பேசி இருந்திருக்கலாம். நீயும் பேசல." அது சில பேருக்கு அந்த, என்ன சொல்றதுன்னா, "இவனே பேசல நாம எதுக்கு பேசணும்." <laughs>
ஆமா. ம். அதேதாங்க. <chuckles> ஆ. ஒரு கனெக்டிவிட்டி வராது இல்லையா? ம். அதுதான், அதுதான். அதுவும், அதுவும் ஒரு காரணம் தான். அவனுக்கு வேலை இருக்கும்போது, எனக்கு வேலை இருக்காதா? அவன் நமக்கு முக்கியத்துவம் குடுத்தா, நம்ம அவனுக்கு முக்கியத்துவம் குடுப்போம். அப்டிங்கற மாரி ஒண்ணு. ஆனா ஒரு சில பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னு வையுங்களேன். இந்த பள்ளி நட்பா இருக்கட்டும், இல்ல கல்லூரி நட்பா இருக்கட்டும். நம்ம எப்ப பேசுனாலும், அதே ஒரு எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. அது ஒரு, நல்ல ஒரு ம்.
அ. ஆமா, ஆமா. சொல்லுங்க. ஆம், அ நிறைய, நறைய, நறையா அனுபவம் அந்த மாரி இருக்கு. கல்லூரியில வந்து என்னோட, என்னோட கூட வந்து ஒரு 4 பேர் நாங்க உட்காந்து அணியினரா இருப்போம். நாங்க தான் கடைசியா போவோம் வகுப்புக்கு. எங்க வகுப்பு எப்டின்னா, யார் கடைசியா போறாங்களோ, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் என்னன்னா, முதல் பெஞ்சுல உட்காரணும். அதான் வந்து பனிஷ்மென்ட். அதனால, ரொம்ப பெரிய பனிஷ்மென்ட். நாங்க யாருமே நோட்டு, புத்தகம் கூட எடுத்துட்டு போமாட்டோம். நோட்டு புத்தகம் எடுத்துன்ட்டு போமாட்டோம்.
சரி. ம். அச்சச்சோ! அய்யய்யோ! அ பயங்கரமான பனிஷ்மென்ட்டா இருக்கேங்க. நாங்கள்லாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸ்ங்க நாங்களும்.
ஆமா. நோட்டு, புத்தகம் எடுத்துட்டு போமாட்டோம், எழுதுகோள் எடுத்துட்டு போமாட்டோம். ஏன் நாங்கெல்லாம் வந்து ஃபைனல் இயர்ஸ் அந்த கெத்து காட்டுவோம் நாங்க. ஒரு சட்டையில ஒரு பட்டன் போட்டுக்க மாட்டோம். <laughs> இந்த, இந்த பேப்பர் ரவுடின்னு சொல்லுவாங்கலியா? அந்த மாரி நாங்க. <chuckles>
ஓ! சீனியர். அ, ஆ. அ, ஆ. அதேதான், அதேதான். <chuckles> அருமைங்க.
அ முன்னாடி போய் உட்காருற இந்த 5 பேர்ல யாரு முன்னாடி போய் உட்காருதுங்கிறது. நாங்களே வந்து இது "டேய் நீ போடா, நேத்து தான் நான் உட்கார்ந்தேன். நீ போடா இன்னைக்கு,"அப்டின்னு சொல்லிட்டு நாங்க தள்ளி விடுவோம் நாங்க. அதுக்கப்பறம் யாரு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்களோ, அவங்க கிட்ட நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அவங்க வசதிக்கேத்த மாரி ஒரு நோட்ட வாங்கி, ஒரு பேனா வாங்கி நாங்க குடுத்துருவோம். முன்னாடி உட்கார்ந்து இருக்கற 2 பேத்துக்கும்.
ம். ஆமா. ஆ.
பின்னாடி உட்கார்ந்திருக்கேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வகுப்பு எடுத்தாங்க. அந்த ஆசிரியர் அந்த புரொஃபஸர் வந்து, ஆ நாங்க எப்பவும் கவனிக்கவே மாட்டோம். எதுவுமே கவனிக்க மாட்டோம். எப்பவுமே ஃபஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து சொல்லுங்க.
ஈ! ஆனா, வந்து 70% மார்க் மட்டும் எடுத்துருவீங்க கவனிக்காம.